ஆஹ அருமைங்க.
ஏன்னா நம்ம மொழி எவ்ளோ முக்கியம், நம்ம எப்படி வந்தோம் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி குடுக்கணும். அ ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து அத நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தா தான், அந்த குழந்தைகளுக்கும் அது புரியும்னு நான் நெனைக்கிறேன்.
ஆமாங்க. ம். ஆமாங்க கண்டிப்பாங்க. ஆ இப்போ அ அவருக்கான திறமை வந்து அவரு கண்டுபிடிக்கிறக்கு ஆரம்பிச்சுட்டாருங்களா? இல்ல ஏதாவது ஒண்ணு இடத்துல ஆ நீ யார் அப்டின்னு கேட்கும்போது, அ எனக்கு இதுல ஆர்வம் இருக்கு அப்டின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாருங்களா?
ஆமா. நான் ஒரு ஒரு வகுப்புக்கா கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அவங்க சொல்லும்போது எனக்கு வந்து எனக்கு செஸு ரொம்ப பிடிக்குது அப்படிம்பாங்க. அப்போ வந்து "நீ உட்கார்ந்து தான் விளையாட போறியா? நீ ஓடி பிடிச்சுலாம் விளையாட மாட்டியா" அப்டிங்கும் போது, நான் உங்க க கிரிக்கெட் விளையாட கூட்டு போயிருக்கேன். அந்த மத்தி ஒண்ணு டென்னிஸ, பேட்மிண்டன் இந்த மாரி ஒண்ணு ஒண்ணா எடுத்து கூட்டிட்டு போகும்போது நான் 2 நாள் விளையாண்டு பார்ப்போம். 1 வாரம் விளையாண்டு பாப்பேன். என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கான நேரம் இருக்கும்போது நம்ம எபடியும் வந்து விடுமுறை நாட்கள் இருக்கு இல்லையா? 2 நாட்கள்? அவன் கூட போபோது அவன் சொன்னேன் எனக்கு ரொம்ப புடிச்சது ஃபுட்பால்லம்மா நான் கண்டுபிடிச்சுட்டேன். அதுதான் வந்து நான் விளையாட போறேன். பெரியவங்களாகி நான் வந்து கோல் அடிக்கிறது தான் எனக்கு வேலையே. என் கோலே கோல் அடிக்கிறதுதான். என் பையன் அத ஒரு டைலாக்கா மாத்தட்டான். எனக்கு கோலே கோல் அடிக்கிறதுதான். நான் அதாம பண்ண போறேன். பெரியவங்களாயி எனக்கு தெரிஞ்சுிருச்சு. என்னால கிரிக்கெட்லாம் விளையாட முடியல. அப்ப சிக்ஸ்ல்லாம் போடுவாங்க
ஓஹோ! ஆஹா! ம். சரிங்க. சரிங்க. ஆஹா. ஆமாமாங்க. ம். ஓஹோ! சரிங்க. <chuckles> ஆ. ஆஹ <laughs> அ. அருமைங்க, அருமைங்க. அப்போ வந்துட்டு அவருக்கு செஸ்ஸுமு, ஃபுட்பாலும் புடிக்குது. அதுவும் வந்து கோலே கோல் அடிக்கிறிறது தாங்கிற டயலாக் வேற நல்லா பேசுராப்டி. அ.
நீங்க வேற அந்த செஸ்ஸு பண்ண செஸ்க்க போகும்போது நான் பெரிய சாம்பியன் ஆக போறேன் பாரு அப்டிம்பாங்க. அதே மாரி தான் அது மாறிக்கிட்டே இருக்கும்.
ஆஹா. ஆ, ஆ.
அது நம்மளால இதுதான் அப்டின்னு நம்மளால கொண்டு போ முடியாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நீ உனைைய அடையாளப்படுத்திக்கோ! என்னல்லாம் பண்ண முடியுமோ, அம்மா பண்றேன். நீங்க பண்றத. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். ஏனா ஏன்னா எனக்கு கட்டாயப்படுத்துற மாரி ஆயிரும். எனக்கெல்லாம் எங்க அப்பா கட்டாயபயப்படுத்தி தான் நான் யாருன்னு சொன்னாரு.
ஓஹோ! ம். ஆமாங்க. ம். சரிங்க. ஆமாமாங்க. அதனால வந்துட்டு நம்ம்ப கட்டாயப்படுத்தக்கூடாதுங்கறதுல ஒரு கண்டிப்பா இருக்கீங்க.
கட்டாயம்லா படுத்துறதே இல்ல. எதுக்கு. நம்ம சொல்றது நம்ம வேல செய்றது அத கண்டுபிடிச்சு அது வழியில நடக்கிறது அவங்களோட வேல. அத ஸ்கூலும் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன்.
ஆமாங்க. அவங்களோட விருப்பம் தான். ஆமாங்க. சரிங்க. ஸ்கூல் பண்ணுதுங்க. ஆனா அந்த அளவுக்கு தெரியுதான்னு தெரியல. அ ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லா வகுப்பும் குடுக்குறாங்க.
இல்ல ஒரு ஆசிரியை அ ஒரு ஆசிரியரா இருக்கவங்க, என் பையனால எழுத முடியுதா? நல்லா பேச முடியுதா? எதன் வழியா எடுத்துட்டு போகணும்? அப்டிங்கிறத பள்ளி கண்டிப்பா வந்து ஆசிரியர்களால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பள்ளி முதல்ல வந்து அதுக்கான ஏதாவது ஒரு இது வச்சிருக்கணும். அப்பதான் வந்து ஆசிரியை வந்து தேட ஆரம்பிப்பாங்க குழந்தைங்க கிட்ட. ந பரியதல. அது என்னவோ பண்றது இல்லன்ன தா நான் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும். நாம தான் நெறைய தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு.
ம். ஆமாங்க. ஆமாங்க, கண்டிப்பா. ம்ஹ்ம். ஆமாங்க. ஓஹோ! சரி சரிங்க. <chuckles> ஆ. இப்போ இந்த விளையாட்டு அ அதெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிக்கும்போது. குணநலன்கள்னு ஒண்ணு ஒரு விஷயம் வரும் நம்ம அடையாளத்துல. ஆ. அத வந்து எந்த மாதிரி அவருக்கு வந்து கற்பிக்கிறீங்க? ஒரு நல்ல ஒரு குணநலனா இழுக்கிற பையனா நீ வரணும் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணணும். அ இந்த குணமெல்லாம் உனக்கு இருக்கணும், இந்த குணமல்லாம் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதல்ல நீங்க சொல்லிக் குடுத்துருக்கீங்களா?
ஆமாமா.

தன்னுடைய சொந்த வ இது தோவ தோட்டமா இருந்தாலும், வயலா இருந்தாலும், அவுங்களும் அவுங்க கூட இறங்கி இந்தமாரிலாம் வேல பார்த்துருக்காங்க. ஆ அப்பிடிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். இந்த செயல் 2 பக்கமுமே தாத்தா, பாட்டி என்ன பண்றாங்க? அதுலருந்து நாங்க எப்பிடி வந்தோம்? உங்க அத்தைங்க எவ்ளோ படிச்சிருக்காங்க? என்ன பண்றாங்க? இப்ப இந்த அவுங்களாம் இப்பிடி படிச்சதுனால தான் இங்க இந்த இடத்துல இருக்காங்க. நான்லாம் அப்பிடி இருந்ததுனால தான், நெறைய படிச்சு நம்ம சொல்லி குடுத்ததெல்லாம் கேட்டதுனால தான் நாங்க இப்பிடி இருக்கோம்.
ம். அருமைங்க. சரிங்க. சரிங்க. ஆஹா! ஆமாங்க. ஆஹா! சரிங்க. அப்பிடியே கூட, கூட ஒரு அறிவுரையும் கூட சொல்லிர்றீங்க.
அது நம்ம அதிகமா சொல்லும். அ இ இல்ல அப்புறம் வேற என்ன கதைய சொல்றது? நம்ம அவெஞ்சர்ஸ்லாம் சேர்த்து, சேர்த்து நெறைய கதைய சொல்றோம். நம்ம சொந்த கதைய சொல்லக்கூடாதுதான்.
ஆமா, ஆமாங்க. அதான், அதாங்க. அ இப்போ குழந்தைக்கு 8 வயது அப்படிங்கம்போது அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்களா! நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? மறைமுகமா என்ன அறிவுரை குடுக்குறீங்கங்கிறதெல்லாம் புரியுதுங்களா?
இல்ல. அது அறிவுறையா தெரியாது. இது குடும்பம் ஓ! இப்பிடிதான் வந்தாங்களா? அப்பா இப்பிடிதான் வந்தாங்களா? நீ இப்பிடிதான் வந்தியா, இப்பிடியா படிச்சியா? எ எந்த ஸ்கூல்ல படிச்ச? எவ்ளோ நாள் படிக்கணும் மொதல்ல ஸ்கூல்ல அப்பிடிங்கிற மாரி. கேப்பாங்க. அவுங்க கூடயே போயிட்டு, போயிட்டு எதாவது ஒண்ணு நம்ம சொல்லிக் குடுத்துட்டா போதும் அப்பிடிங்கிற மாரி நமக்கும் ஒண்ணு இருக்கும்ல. என்னமோ இதுபடியே போயிட்டு ஏதோ ஒண்ணு அவுங்க மைண்ட்ல வந்து நம்மளால குடுக்க முடியுதா?
ஓஹோ! ஆஹா! சரிங்க. ம். ஆ. சரி, சரிங்க. ஆமாங்க. ம். கண்டிப்பாங்க.
அப்பிடிதான்.
ம். ஆ இத அடுத்து
அப்பிடிதான். அதுவும் இல்லாம அப்பிடி பேசும்போது தான் வந்து நம்ம மொழியுமே வந்து நம்மளால கற்பிக்க முடியுது. நம்ம எதுவுமே பேசாம இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன்! நான் அதான் சொல்லுவேன். நீ வந்து ஆங்கிலம் முக்கியம் தான். ஆனா வந்து நீ வந்து நம்மளுடைய தாய் மொழியிலேயே பேசு.
ஆமாங்க. ம். ஓஹோ! சரிங்க.
ஏன்னா, அதுதான் நம்மளுடைய மொழி இல்லயா! அப்பிடின்னா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பிடின்லாம் சொல்லுவான். அதுதான் நம்மளுடைய மொழி. நம்ம அத மறக்கவே கூடாது. அது அதனாலேயே நான் அதிகமா பேச ஆரம்பிச்சுட்டேன்.
ஆமாங்க. அச்சச்சோ! ஆமாங்க. ம். சரி, சரிங்க. அப்ப நம்ம பேசுறத குறைச்சுட்டோம் அப்பிடின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
ம். இல்ல இப்ப அதனாலேயே நான் அதிகமா தாய் மொழியில பேச ஆரம்பிச்சுட்டேங்கிறேன். தமிழ் நம்ம வேற எப்பிடியாவது நம்ம சொன்னோன்னா, அந்த மொழியே அவுங்கள அவுங்க புடிச்சுக்கிறாங்க. நம்ம பே நம்ம நம்மளுடைய தாய்மொழி இதுன்பே! "ஏன் தாய்மொழி நம்ம சொல்றோம்?" <laughs>
ஓஹோ! சரி, சரிங்க. ஆஹா! ம். ஆமாங்க. புரியுதுங்க, புரியுதுங்க. ஓஹோ! இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றக்குள்ள நம்ம வந்து ஒரு சயின்டிஸ்ட்டா இருக்கணும் போல. ம்.
ஆ. அதே தான். அதேதான். அதுதான் சொல்லுவான், உனக்கு மாத்தரம் எப்பிடி இவ்ளோ தெரியிறது அப்பிடிம்பான். அ எ எனக்கு எங்க அம்மா சொல்லிக் குடுத்தாங்க. சொல்லிக் குடுத்தது நான் அப்பிடியே இப்போ ஞாபகம் வச்சுட்டு உன்கிட்ட சொல்றேன்பேன். நான் யார்க்கு சொல்லிக் குடுக்கணும். நீ தம்பிங்களுக்கெல்லாம் சொல்லிக் குடு. அப் அபபிடி, அப்படிதானே. யாரையாவது உன் ஃப்ரெண்டுங்களுக்குலாம் கேட்டா இப்பிடிதான் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு அப்பிடிம்பேன். "நீ தான சொல்லிக் குடுத்த" முன்னாடி படிச்சு நெறையாமே தெரிஞ்சுக்கலாம்.
ஓஹோ! ம். ஓஹோ! ஆஹா! ஓஹோ! சரி, சரி. <laughs>

ம். அதேதாங்க. அ.
அது என்னன்னா ஒரு பயம் வந்துருது. இவன் போய் நம்மள மாட்டி உட்டுருவானோனு. அதுக்குமே நான் என் மகன்கிட்ட சொல்றது என்னன்னா, "முதல்ல அ பயம்ங்கிறது என்ன? ஒன்னையே நீயே அழிச்சுக்கறது தான்" அப்டின்னு நான் சொல்லிக் குடுத்து
அதான், அதாங்க. ஆமாங்க. ஆ அருமைங்க, அருமைங்க. <chuckles> அ இப்போ இப்போ வந்துட்டு தோழர்கள் ஏதாவது த தவறுன்னா எந்த அளவுக்கு சொல்றாங்க? என்ன செஞ்சா வந்து போய் சொல்லிக் குடுத்துர்றாங்க?
வந்து என்கிட்ட பெர்மிஷன் இல்லாம எடுத்துர்றது. என்னோட என்னோடத எடுத்துட்டு அவனே வச்சுக்கிறது. என் கிட்ட பெர்மிஷன் இல்லாம கேக்க எடுத்துக்கறது. "நீ தான் பெர்மிஷன் கேக்குறதுக்கு சொல்லி் குடுத்துருக்க. அனா அவங்க வந்து கேட்காம எடுத்துடுறாங்க". அப்ப நான் சொன்னேன், "உன் ஃப்ரெண்ட் தானா? விட்டுரு" அப்டின்னா. "இப்ப ஃப்ரெண்ட் எது கேட்டாலும் செய்யணுமா? இல்ல வந்து பெர்மிஷன் கேட்டு தான் செய்யணுமா? எனக்கு புரியல. கொஞ்சம் சொல்லுங்க" அப்டின்பாம். <chuckles>
ஓஹோ! ஆ. அச்சச்சோ! <laughs> ஆஹ எனக்கு ஒரு குதர்க்கமான கேள்வியா போச்சே. <laughs> ம்.
அதுதான். அது இப்ப நறைய ஊடகங்கள்லே நெறைய கத்துக்கறாங்கள்ல? நோ சொல்ல நோ, நோ சொல்லியே ஆகணும். நோனா நோ தான். அ நோ மீன்ஸ் நோ அப்டிங்கிறான். <chuckles>
ஆமா, ஆமாங்க. ம். அதான், அதாங்க. <laughs> சரி, சரிங்க.
எடுக்கக்கூடாதுன்னா, எடுக்கக்கூடாதுதான் அப்படிங்கிறது. ஒரு சின்னதே ஏதாவது
ஆஹ. அப்போ நீங்க அ உ உங்க பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கோ, இல்ல உங்களுக்கோ வந்துட்டு இத குடுத்து பழக்கறத கேட்காமயே, "நீங்க எடுத்துக்கோங்க." அப்படிங்கிற பழக்கம் வந்து நீங்க சொல்லி தரலான்னு நெனச்சது உண்டுதுங்களா?
இல்ல, கேட்காம நானே எடுக்க மாட்டேன்.
ஆஹா! அதாங்க பிரச்சனை இப்ப. நான் உங்க அம்மா தானே. நான் உன்னக்கு உன்ன கேட்காம நான் சில பொருட்கள எனக்கு எடுக்கறக்கு உரிமை இருக்கு. அப்ப்டின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க அப்டின்னா
அவங்களுக்கு எவ்ளோ தூரம் அது உரிமை இருக்கு அப்டிங்கிறத நம்மளால இப்ப பழக்கப்படுத்த முடியாது. சின்ன குழந்தை தான. நம்ம போய். ஏன்னா நம்ம இப்பதான் வந்து சரி, தவறு சொல்லிக் குடுக்குற வயதில்ல. நான் செய்ய மாாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நாம கேட்டோம்னா, அவங்களும் அத பார்த்து கத்துக்குறாங்க. நம்ம வழியா கத்துக்குறாங்க. நாம என்ன பண்ணறது நம்ம முடிவு பண்ணி தான் பேச வேண்டியதா இருக்கு, செய்ய வேண்டியதா இருக்கு?
ஓஹோ! ஆமா, ஆமாங்க. ம். ஆமா, ஆமாங்க. ம். ஆனாலும் ஆமா, ஆமாங்க. என்ன செஞ்சாலும் வந்துட்டு இப்போ அத வந்து அந்த பக்கம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்குமோது. ஆமாங்க. அப்ப அந்த எல்லைங்கிறது தெரியாம போயிரும். அதனால நம்ம
அப்டியே ஃபாலோ பண்றாங்க. அப்டியே அப்டியே சொல்ல. ஃபாலோ பண்றாங்கள அ இன்னும் கொஞ்சம் வயதானதுக்கப்புறம் நம்ம வந்து, நான் உன் அம்மா தான் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் வந்துரும். இந்த வயதல அது முடியல. ஆனா அதுவும் பண்ணணும் தான்.
ஆமாங்க. சரி, சரிங்க. ம்ஹ்ம். ஏதா 1 2 பொருட்கள் வந்துட்டு கேட்காமயே நான் எடுக்கலாம். அ ஏன்னா நான் உன்னோட அம்மா அப்படிங்கிற மாரி சொன்னோம்னா, கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஃப்ளெக்ஸிபிலிட்டி கிடைக்கும்னு நினனைக்கிறேன். ஏன்னா, அ இப்பவே வந்துட்டு எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்டு தான் எடுக்கணும் அப்டிங்கும்போது கொஞ்சம் அ சண்ட வருமோ!
ஆ. இல்ல எல்லாமும்னா, எ அ எல்லாமும் இல்ல. ஆனா பெரிய பெரிய விஷயம். இப்ப என்னுடைய இது ஃபோன தோடணும்னா, எனக்கு பாஸ்வர்ட் தெரியணுங்கிற மாதிரி இருக்குல்ல. அப்ப எடுத்து பர்மிஷன் கேட்டு தானே ஆக வேண்டியது இருக்கு. ஆனா அது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னா பெர்மிஷன் கேட்க வேண்டியதில்லல. நீ சாப்டே.
சரி, சரிங்க. ஆமா, ஆமாங்க புரியுது. <laughs> ம். ஆமா, ஆமாங்க. அ. ஆமாங்க. ஆ வேண்டியதில்லைங்க. ம். அருமைங்க. அப்ப நீங்க அது குடுக்குறீங்க. அ பர்மிஷன் இல்லாமே சில பொருட்கள் இருக்க தான் செய்து. ஆ அப்ப ஓகேங்க. ஆமாங்க, கண்டிப்பாங்க. அப்ப அது நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா இப்ப ஒரு மொபைல் எடுக்கிறதுன்னா, உங்கள்ட்ட கேட்டுட்டு அது செஞ்சா தான் வந்துட்டு சரியா வரும். ஆ நல்லா வளர்த்துறீங்க நீங்க. பரவாயில்லங்க. அதாவது திறமைய கண்டுபிடிக்கிறதுக்கும் இவ்வளோ போராட்டம் பண்றீங்க. அ பள்ளியில போயி அவங்க புதுசா கத்துக்கிற விஷயத்த கூட நீங்க இங்க வந்து எப்படியாவது கதையில சொல்லி அத திருத்த ட்ரை பண்றீங்க. பரவாயில்லங்க. கண்டிப்பா உங்க பையன் வந்துட்டு ஒரு நல்ல பையனா வருவார்ன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க.
அப்படிதான். எதெதுல கேட்கணும்னு இருக்குல்ல? அது சொல்லித் தர வேண்டியதிருக்கு. ம். ஆ. நன்றிங்க.
அஹ உங்களோட பேசினதல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. மீண்டும் பேசலாங்க.